ஆமா. அப்ப இடத்துக்கு தகுந்தாப்ல நம்மள எப்படி மாத்திக்கிறது, அப்படிங்கிறத அங்கேருந்துதான் நான் கத்துக்கிட்டே வந்தேன். நான் நான் என்ன முதல பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டுக்கு தேவைப்படுற பொருட்கள மட்டும் தான் நான் வாங்கினேன். இத அத வந்து நமக்கு தள்ளுபடி வெலையெல்லாம் போடுவாங்கங்க ஆன்லைன்ல. அதெல்லாம் நான் கூட வாங்க மாட்டேன். ஏன்னா, நமக்கு வந்து ரொம்ப கம்மியா தான் வெல போடுவாங்க. ஆனா, அத நான் போய் வாங்க மாட்டேன். "வாங்கி எங்கே போய் வக்கிறது?" அப்படிங்கிற ஒரு
அ அருமை அருமை சொல்லுங்க. ஆ. சிறப்பு. அ, ஆமாங்க. ஓ! ஆமாங்க. வக்கிறதுக்கு இருந்தா தான் ஒரு பொருள வாங்குவீங்க.
ஆமா. அப்படி ஒரு வந்து கேள்வியே எனக்குள்ளேயே 10 வாட்டி கேட்டுப்பேன். "நம்ம போய் வக் வாங்கி ஆசைப்பட்டு வாங்குறோம் எங்கே போய் வைப்பே? நீனே சொல்லு? எடத்த மொதல்ல அ தேர்வு செய்யி? அப்புறம் நீ வாங்கிக்கோ." அப்டின்னு ஏன்னா, என் மனசே வந்து என்னை கேள்வி கேட்கும். ஆமா. அப்ப அது கேள்வி கேட்கிறது கரெக்ட்டா தான் இருக்கு, அப்டிங்கிற மாதிரி என்ன பண்ணிருவேன் அப்டின்னா, ஆசை இருக்கும் தான். ஆனா நெறைய எடத்துல அத தவிர்த்து வெளில வருவேன். இப்ப அதுக்காக நான் என்ன ப்
அ. ஆமாங்க. சேரிங்க. ஆமாங்க. ஆமாங்க. கண்டிப்பா. அது வந்து தான் ஆகணும் நம்ம. அ,
இப்ப அதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, பீரோல் கூட நான் வாங்கி வைக்கலங்க. ஏன்னா அது 200 சதுர அடி தான்,
ஓ! புரியுது ஆமா அதுக்குள்ளே பீரோவையும் வச்சுட்டோம்னா, எல்லாத்தையும் போடும் கட்டில்லேலாம் போடும்போது, கசகச புரியுது. ஆ.
அப்ப அந்த பீரோல் கச்ச கச்ச கச்ச கச்சன்னு, ஆமா. கச்ச கச்சன்னு ஆயிரும். அப்போ அதுக்கு மாற்று வழி என்ன? அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து மேல அந்த லாப்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதில முக்கிய ப் அதாச்சும் காசு கூட கொடுத்து வாங்கின துணிமணிகள் எல்லாத்தையும் தூக்கி, அந்த ஒரு பெட்டியில போட்டு மேல வச்சுருவேன். இப்போ அன்றாட உபயோகப்படுத்தக்கூடிய உடைகள் மட்டும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா
சேரிங்க. ஆமாங்க. அ, ம். ஒரே தினசரி ஆ ஆ.